பொதுவா பாத்தோம் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் காலகட்டத்துல வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைசா மாறிடுச்சு இல்லையா, ஆ! இப்ப இந்த பொதுவா சொல்லணும்னா இந்த பண பரிமாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈசியா வந்து நடக் நடக்குது. இந்த நம்மளுடைய இந்த கைபேசியில அ பேப்பர்லெஸ், கேஷ்லெஸ் பெமென்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அது வந்து, நீங்கத் தினசரி வாழ்க்கைல எப்படி அத பயன்படுத்துறீங்க? இல்ல உங்களுக்கு அந்தப் பணம் வந்து அந்த பேப்பரா யூஸ் பண்ணா தான் உங்களுக்கு அது பிடிக்குமா? அது எப்படி உங்களோட யூசேஜ் எப்படி தினசரில, அது கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுங்களா?
கண்டிப்பா. முதல்ல பாத்தீங்கன்னா, ஒரு 2018க்கு முன்னால வரைக்கும், இந்த இன்னைக்கு சொல்றாங்கல, அந்த UPIன்னு சொல்லி, அதாது அ மொ கைபேசி மூலமே வந்து பணம் செலுத்துறது. அதெல்லாம் 2018க்கு முன்னால தான் வந் 18க்கு அப்புறம்தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்ம அ வங்கிகள்ல போய் பணம் எடுத்துட்டு, அது மூலம் வந்து பணம் செலுத்துற மாரிதான் இருந்தது. நம்ம சின்னக் கடைகளுக்குப் போறதாதான் இருக்கும். ஒரு தேநீர் அருந்திற இடத்துலருந்து, பெரிய வணிகத்தளங்கள் போயி நம்ம அங்க க ஈவென் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தங்கம் வாங்குற இடம் முதகொண்டு நம்ம கைபேசி மூலமாவே அனுப்பிற்லாம், பணத்தை. இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனா தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த பணம் நன்மைகளும் இருக்கு. பேப்பர் மா மூலமா பணம் செலுத்துறதுலயும் தீமைகளும் இருக்கு. நன்மைகள்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ, ந
ம்ஹ்ம். நிச்சயமா! ம்ஹ்ம். ம்ஹ்ம். நிச்சயமா, நிச்சயமா. ம்ஹ்ம். இல்ல, நீங்க எப்படி இத ஆரம்பிச்சீங்க? எ அ இது வந்து, எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு தொடக்கம்னு ஒரு விஷயம் இருந்துருக்கும்ல. இந்தப் பண பரிவர்த்தனைன்றது டிஜிட்டல்னு நம்ம பண்ணலாம், போன் மூலமா பண்ணிக்கலாம், டைரக்ட்டா அக்கௌன்ட் ட்ரான்ஸ்பெர் பண்ணிக்கலாம், அப்படின்ற விஷயத்த நீங்க எப்படி உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சு அது ஆரம்பிக்கறதுக்கு?
கண்டிப்பா. இது நான் தொடக்கத்துல வந்து யோசிச்சேன். எதுக்கு நம்ம பணம் மூலமாவே பண்ணிக்கலாம்னு. ஆனா பாத்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஏ வ வங்கிகளுக்கு வெளிய பணம் எடுக்கும் இயந்திரம் இருக்கும். அதுல போய் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரூ. 100 ரூ. 200 எதிர்பார்ப்போம். ஆனா வர்றத பாத்தீங்கன்னா ரூ. 500 சில நேரம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ரூ. 500 உள்ளதா தான் வரும்.
ம்ஹம். ம். ம். ஆமாமா. இப்ப நிறைய இடத்துல டினோமினேஸன் நம்ம போய் பாக்கும்போதே வந்து 500, 1000 அந்த மாரி அந்த இதுல மட்டும் தான் இருக்கும்.
ஆமா. ஆமா. அதனால என்னன்னா இதுவும் நம்ம கால நேரத்துல போய் பாத்தோம்னா, அது இல்லாத பட்சத்துல என்னன்னா அந்த ரூ. 500 எடுத்துட்டு நம்ம டி பஸ்ல போய் டிக்கெட் எடுக்க முடியாது.
ம்ஹ்ம்ஹ்ம். ஆமாமா. பேருந்துகள்ல வந்து இந்த டிக்கெட்ன்ற ஒரு விஷயம். அது ரொம்ப பெரி
பஸ்னு இல்ல. சின்னதா ஒரு டீ கடைக்குப் போனா கூட நமக்கு அங்க அத மா சில்ற மாத்தணுங்கிறது ஒரு பெரிய பிரச்சன இருக்கும்.
நிச்சயமா. நிச்சயமா. காலங்காத்தால சில்றல்லாம் கேட்டா எப்படியா குடுக்கறது? அப்படின்னு கடைக்காரரும் கேப்பாரு. ஆமா. <chuckles> பஸ்லயுமே
ஆமா. இப்ப தான் வியாபாரமே ஆரம்பிச்சிருக்கு அப்டிம்பாங்க. இதனாலயே ராத்திரி ராத்திரி நேரங்கள்ல போய் நம்ம பணத்த எடுத்து வைக்க வேண்டி இருக்கும்.
நிச்சயமா. இந்த ப டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து கண்டக்டரு வ அது அந்த டிஸ்களைமர் போட்டுட்டே இருப்பாரு. படியில் நின்னுகிட்டு சில்றயோட ஏறுங்க. சில்ற இருந்தா மட்டும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. <chuckles> ஆமா.
ஆமா, ஆமா. கண் அதெல்லாம் ஒரு அ அதெல்லாம் ரொம்ப பழய அனுபவமாயிருச்சு. அதனால என்னன்னா அப்ப அப்படி இருக்கிற பட்சத்தில என் நண்பர் சொ அவன் உபயோகிச்சிட்டு இருந்தான். இந்த மாரி நான் ஒண்ணு புதுசா வந்திருக்கு. Paytmன்னு சொல்லி அந்த ஆப் ஒண்ணு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அத வந்து சொன்னாங்க. இது வந்து நீ காசு வந்து நீ வங்கிகள் எடுத்துச் செலவழிக்க தேவயில்ல. இதுல வந்து உன்னோட வங்கி கணக்கு இணச்சிட்டேன்னா அது மூலமாவே நீ அந்தச் செயலிய மட்டும் உன்னோட மொபைல்ல பதிவிறக்கம் செஞ்சா போதும். அது மூலம் நாம வந்து அந்தத் தொகைய செலுத்திறலாம் அப்படின்னான். எனக்கு அது வியப்பா இருந்தது. அத எப்படி நம்ம பண்ணலாம்? ஏன்னா நம்ம இதுவரைக்கும் என்னன்னா நம்ம இணையதளத்துல போய் நம்ம வங்கிகளோட இதுக்கு அ வெப்சைட்ல ஓபன் பண்ணி, அதுல அவ்வளவு கடவுச்சொல் எல்லாம் போட்டு நம்ம கைபேசிக்கு ஒரு ஓடிபி வரும், எல்லாம் முடிஞ்சி நம்ம ஒரு ஆளுக்கு பணம் அனுப்புறதுக்கு அவங்க அவங்களோட அக்கவுண்ட அதுல இணைக்கணும். அதுக்கப்புறம் 14 மணி நேரம் வே வே காத்திருக்கணும்.
ம்ஹ்ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். <chuckles> அந்த நெட் பேங்கிங்ன்றது, நெஃப்ட்டு, ஆர்ட்டிஜிஎஸ் அந்த அந்தப் பரிவர்த்தனை அது வந்து டைம் நெறய எடுக்கும். நம்ம அந்த ஆர்ட்டிஜிஎஸ் பேமண்ட்ன்னா
ஆமா. ஆமா. அப்படித்தான் அனுப்பி நம்ம ஒரு ஆளுக்கு அனுப்புவோம். அதுலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அனுப்ப முடியுமாங்க. இது என்ன இவன் வந்து டீ குடிக்கிறதுக்கு காசு குடுக்கலாம். வெளிய ஆட்டோல போனா அதுக்கு காசு கொடுக்கலாம்பா அப்படின்னான். சரி பண்ணி பாப்போம்னு அப்படி பண்ண ஆரம்பிச்சதுதான். பண்ணோனா, அது எனக்கும் நன்மையா தான் தெரிஞ்சது. அ 2வது அது பாதுகாப்பாவும் இருந்தது. சரி அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட எல்லா விஷயங்களுக்கும் நான் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்.
ஆ. ம்ஹ்ம்ஹ்ம். ஆ. ம்ஹ்ம். அ. அ அதான். இப்ப நாளடைவுல நம்ம ஒரு க இந்த மின்சார பில் அது கட்டணம் அது செலுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு டிவிக்கான கட்டணம் செலுத்துறது, இல்ல ம கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம புக் பண்றது. ஈவ் ஈவென் நம்மளுடைய அந்தப் ஃபோனுக்கான ரீசார்ஜ் வந்து அது கூடவே நாம அதுல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து
ஆமா. எனக்கு அந்தக் காலகட்டத்தில பாத்தீங்கன்னா, 2018ல நான் வெளிய போய் தான் வந்து அ கைபேசிக்கே வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன். அப்படிங்கிற பட்சத்தில அவருக்கு வந்து ஒரு ரூ. 2 நம்ம கூட குடுக்கிற மாரிருக்கும் இருந்தது.
ம்ஹ்ம். ஆ. ஆனா இதுலயுமே இந்த பிளாட்பார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ.
அந்நேரம் வந்து அது அப்பக் கிடையாது. அது வந்து என்னன்னா இது ம முதல்ல வந்து வாடிக்கையாளர்கள் உள்ள கொண்டு வரணும். அந்நேரமெல்லாம் எந்தவிதமான அ அவங்க தொகையும் வசூலிக்கல. அவங்களோட சர்வீஸ்சுக்குன்னு அது என்னன்னா நாளடைவில வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு இன்னைக்கு அந்த இது வந்துருச்சு. லாஸ்டு ஒரு 2, 3 வருடங்களா. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வருஷம் வருஷம் கூட்டிட்டே போறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை.
ம்ஹ்ம். ஆ. ஆமாமா. அதாவது ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்தணும். அது நம்ம புழக்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இலவசமா வந்து கொடுக்குறாங்க. அத நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து அவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருறாங்க இல்லையா? இது வந்து ஒரு வியாபார யுக்தியாவே. இந்த மாரி நிறைய எம். என். சி நிறுவனங்கள் வந்து அத பயன்படுத்திட்டு இருக்காங்க.
கண்டிப்பா. ஆமா. இப்படி ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் என்னன்னா, நான் என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா, என்னோட உறவினருக்கு பணம் அனுப்புறது. அ அதுக்கப்புறம் என்னோட த தனிப்பட்ட, என்னோட அதுல என்னன்னா என்னோட ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு நான் பணம் அனுப்பிக்கலாம்.
ம், ம். ம்ஹம். ம். ம். ம்.
இது போக என்னன்னா, எனக்கு பா எப்ப காசு எவ்வளோ இருக்குங்கிறத நான் நானே வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நான் எ வெளிய போய் ஏடிஎம்ல போய் செக் பண்ற மாரி இருக்கும்.
ஆமா. அப்படி இல்ல. அதே மாதிரி வங்கிகள்ல போய் ரொம்ப நேரம் வந்து அ க்யூல நின்னு, அ அப்போ வந்து அவங்கள்ட்ட பாஸ்புக் குடுத்து எனக்கு பிரிண்ட் போட்டு எவ்வளோ இருக்குன்னு பாத்து சொல்லுங்க அப்படின்ற மாரி பிரச்சனை இல்ல. இதுல பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நன்மையில வரும். இதுல இந்த ஸ்கேம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு நம்ம நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து வந்து பணம் வந்து எடுத்துறாங்க. நம்மளுடைய அந்த ஏடிஎம் கார்டு தவறாப் பயன்படுத்திறாங்க. இந்த மாதிரியான அப்படியான ஒரு அபாயங்கள் கூட இதுல இருக்குல்லையா?
ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆனா அது இந்தச் செயலிகள்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா, சில நம்மளோட இந்த வங்கி சார்ந்த கணக்குகள நம்ம மு வ வந்து நம்ம கைப்பேசியிலே சேர்த்து வச்சிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா, அந்த வங்கியோட பேர போட்டே வச்சிருப்பாங்க. அப்படி போடுறதுனால என்னன்னா, திடீர்னு நம்மளோட கைபேசி வந்து எப்படியோ ஹாக் ஆகுது. அது எதாவது நமக்கு எதாவது தே ஸ்கேம் மெசேஜ் ஸ்கேம் குறுஞ்செய்தி வரும். அத தெரியாம நம்ம தொடும்போது என்ன ஆகும்னா? அது நம்ம வங்கிகள்ல எல்லாம் நம்மட்ட இருக்குற எல்லாத்தையும் எடுத்துரும். அப்படி வர்றதுதான் இந்தச் செயலிகள் எல்லாம் பாதுகாப்பானது தான். இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா? அ இது வந்து உங்களுக்குச் செலவு செய்றதுக்கு வந்து ஒரு எளிய வழி ஆயிடுது. அதாவது நம்ம மெனக்கெட்டு பண்ணனுங்கற அவசியம் கிடையாது. இங்க ஒரு சா
ம்ஹம். ம்ஹம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹம்ஹ்ம்ஹ்ம். ம். அ. அது தான், அது தான். ஒரு பணத்த நம்ம சம்பாறிக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு மெடெக்கெட் மெனக்கெடுறமோ, அது வந்து ரொம்ப ஈஸியா வந்து செலவழிச்சிறோம். அந்த அளவுக்கு ஒரு மெனக்கெடுதல் வந்து இல்ல. ஏனா எடுத்துக்காட்டா சொல்லணுனா இப்போ வந்து ஒ ஒரு ஆன்லைன்ல வந்து நம்ம என்ன வேணாலும் பர்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. நம்ம அசால்டா வந்து எடுத்துப் பாக்கும் போது இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களோ, அது வந்து உபயோக பொருட்கள் ஆனா அது வந்து ஒரு ஆடம்பரமான பொருளா கூட இருக்கலாம். அ அது இருந்தாதான் வாழ்க்கைய ஓட்ட முடியும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் இருக்காது. ஆனா, இது நாங்க வந்து ரூ. 10,000 வருது. உங்களுக்கு இவ்வளோ பர்சண்ட் வந்து ஆஃபர்ல வந்து போடுறேன். அது ரூ. 3500 நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு போது, அது நமக்குத் தேவையே கிடையாது. ஆனா அது வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க வந்து தூண்டும். நம்மளுடைய அதான் நம்மகிட்ட பணம் இருக்கே, டக்குன்னு அனுப்பிட்டு ஒரு 3 நாள்ல நமக்கு டெலிவெரி கிடைச்சுரும். அதை வாங்கி வீட்டுல அழகா வச்சிரலாம், அப்படின்ற மாறி எண்ணங்கள் தூண்டுறதுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு முக்கிய காரணம் தானே?
ஆமா. அது தொடக்கத்துல வந்து பணம் அனுப்புறதுக்குன்னு அரசாங்கத்தால தொடங்கப்பட்டது, இது வந்து பாத்தீங்கன்னா. அ அப்ப வந்து பிம் யு UPIங்கறதா அதோட செயலி, அரசாங்கத்தால தொடங்கப்பட்டது. அதோட முழு நோக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தங்களுக்கொருத்தங்களோ பணப் பரிமாற்றம், அது போக அது அரசாங்கத்தால க கண்காணிக்கப்படணும் அப்படிங்கற காரணத்துக்காகதான் கொண்டது. ஆனா என்னன்னா, அதுக்கப்புறம் தனியார் நிறுவனங்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க, PhonePe, Google Payங்கர நிறுவனங்கள். அவங்க என்னன்னா வாடிக்கையாளர்கள உள்ள கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் என்னன்னா அதன்மு அதுக்கப்புறம் அத வந்து ஒரு வ வர்த்தக தளமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து அ உங்களுக்கு இதர சலுகைகள்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கா காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அ கடன் குடுக்கற நிறுவனங்கள் உள்ள வந்தாங்க.
ம், ம். ம், ம். ஒ! ஓ! ம். ம்ஹ்ம்ஹ்ம். ம், ம், ம். ம்ஹ்ம்ஹ்ம். ஆ! ஆமா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமா இப்ப மாறிச்சு இல்லையா? இப்ப அந்த மாதத் தவணையில செலுத்துற அந்த விஷயங்கள் வந்து இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க, நம்மளுடைய அந்தச் செயலிகள் மூலமா. இப்போ நம்ம ஏதாது ஒண்ணு வாங்குறோம், மாசம் வந்து ஒரு ரூ. 2,000 வந்து அந்த மாதத் தவணையா செலுத்தணும் அப்படின்னா அந்த கணக்கு வந்து அந்த ம் அவங்க ஒரு ஒரு நாலு தேதிக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒ ஒரு ரீமைண்டர் மெஸேஜ் வந்து அந்த குறுஞ்செய்தி நமக்கு அனுப்பி விட்டர்றாங்க. அதுக்குள்ள அந்த நாளுக்குள்ள நம்ம அந்த தொகைய வந்து நம்மளுடைய வங்கி கணக்குல வச்சிருக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து
இதுக்கு அப்புறம் வந் இதுக்கு அப்புறம் வந்து ப ஆமா. அந்த இது வந்து ஏற்கனவே இருந்தது வங்கிகள்ட்ட, இது வர்றதுக்கு முன்னாலேயே மாதம் மாதம் உங்களுக்கு மாதத் தவணைங்கறது அது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அ நம்ம வந்து வங்கிகள்ல தான் பெரும்பாலும் கடன் வாங்குவோம். அதுல வந்து உங்களுக்கு வட்டி விகிதம் குறைவா இருக்கும். இவங்கள்ட்ட வந்து உள்ள கடன் குடுக்கும் நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வட்டி பாத்தீங்கன்னா வங்கிகள் வந்து 9% கொடுத்தாங்கனா, இவங்க 27% உங்கள்ட்ட குடுப்பாங்க.
ம்ஹ்ம். ம், ம், ம். ஓ! ஏ அப்பா! இது வந்தும் மு மூன்று மடங்கு அதிகமால்ல இருக்கு அதவிட.
ஆமா. அதனால பாத்தீங்கன்னா ஒருக் நெ சரியாகா ஒரு சரியான நிறுவனத்திலிருந்து நீங்க கடன் வாங்குனீங்கன்னா, உங்கள ஒ நீங்க கடன் செலுதாத பட்சத்திலயும் அதற்கான வசூலிக்கும் முறை சரியான விதத்துல போகும். இங்க வந்து என்ன பிரச்சனனா இங்க நெறைய பேர் கடன் குடுக்கும்போ என்னன்னா அவங்களோட எல்லா டீட்டெய்லும் கைபேசில உள்ள டீட்டெய்லும் குடுத்தர்றாங்க, அதுக்கு.
ம்ஹ்ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். ம். ம்.
அதனால அவங்க நாளடைவில்ல என்னன்னா, பணம் செலுப்பா செலுத்த தாமதம் ஆகும் போது பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மிரட்டப்படுறாங்க. இந்த மாரி பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம்
ம்ஹ்ம். ஓ! அவங்க அவங்க கிட்ட இருக்க அந்த பர்சனலான அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஹேக் பண்றதுன்றது மாரி எடுத்து வச்சிக்கிட்டு, அவங்கள வந்து திரும்ப இங்க பணத்த செலுத்துறீங்களா? இல்லா இந்த மாரி பிரச்சனைகள்ல உங்கள வந்து உ ஆட்படுத்தட்டுமா அப்படின்ற மாரியான ஒரு மிரட்டல்கள் வந்து வருது இல்லையா அதுல?
கண்டிப்பா. அது போக என்னன்னா, நீங்க வந்து, அ இந்தச் சம்பந்த சம்மந்தமில்லாத உங்களுக்குச் செலவுகள் செய்றதுக்கான வாய்ப்புகள் வருது. நீங்க வந்து
ஆமா. அது தான் சொல்றேன். அது வந்து நம்ம தூண்டபடுறோம். இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விளம்பரங்கள் போட்டு அப்போ நமக்கு உடனே என்ன தோணும், நம்மகிட்ட தான் இம்மீடியட்டா வந்து அமௌன்ட் வந்து நம்ம ச கட்டிரலாம்ல! ஆன்லைன்ல அந்தப் பரிவர்த்தனை பண்ணிரலாம் அப்படின்னுற மாதிரி யோசிச்சு, என் அது நம்ம அந்தச் சேமிச்சு வைக்கணும், இப்போ ஏதாது ஒரு முன்னாடி காலத்துல ஒரு பொருள், ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா கெளம்பி கடைக்கு போகணும், அதுக்கு வந்து நம்ம 2 நாள் லீவ் போடணும், வீட்ல நம்ம கூட யாரா வரணும், அப்படி வந்து அந்தச் செலவு பண்றதுக்கான, அந்த மாதிரி சூழல் வந்து கொஞ்சம் கம்மி, முன்னாடிலாம். ஆனா இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம டக்கு டக்குன்னு ஒரு என்ன வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கூட
ஆமா, அது வந்து நீ அதுதான் பணத்த அதுதான் நீங்கப் பணத்த வந்து ஒரு பேப்பரா வச்சு நீங்க வா வாங்குறதுக்கும் இப்போ வாங்கும் விஷயம். நீங்க வந்து, பணத்த வந்து, எப்ப நீங்க பேப்பரா வச்சு பேப்பர் மோ மோடத்துல வச்சுருந்தீங்களோ, அப்ப வந்து, நீங்க ஒரு பணத்த எண்ணி செலவழிப்பீங்க. சரியா? எண்ணி சரி பாப்பீங்க. உங்கள்ட ஒருத்தங்க கொடுத்தாலும், இப்ப அந்த இது கடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா அது ஒரு நம்பர் வடிவத்துல இருக்குறனால என்னன்னா, உங்களுக்கு அதச் செலவழிக்கும்போது, அது உண்மயான அந்த ஒரு மனதுல உள்ள அ தயக்கம் இருக்காது. அப்படி தயக்கம் போனதுனாலேயே வந்து செலவழிக்கறதுக்கான ம மனநிலை வந்துருச்சு. இது போக என்னன்னா, உங்களுக்குத் தேவையில்லாத விஷயங்களையும், கடன் வாங்குற பழக்கத்த இது ஊக்குவிக்குது.
ம். ம்ஹ்ம். ஆமா. ம். ம். ஆ. ஆமாமா. இப்ப இந்தக் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு கலாச்சாரமும் வந்துருச்சு இல்லையா? அது ரொம்ப நாளாவே இருக்கு. இருந்தாலும் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நெறைய பேர் அதாக் பணம் இருக்கே.
கி கிரெடிட் கார்ட இப்ப என்னன்னா கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு த பெரிய அ தவறான கலாச்சாரம் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இப்போ உள்ள அந்த சு முன்னால நீங்கப் பணம் செலுத்தத் தேவையில்ல. 0 EMIங்கிறாங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அந்த இது பாத்தீங்கன்னா, இந்த UPI மூலம் உங்களுக்குக் கிடைக்குது. அதுவும், அ முந்தைய காலத்துல கிரெடிட் கார்டுன்றது உங்கள்ட்ட இல்லாத பணத்துக்கு. அவங்க ஒரு பணம் கொடுப்பாங்க, அந்தப் பணத்துல நீங்கச் செலவழிக்கிற மாரி இருக்கும். இப்ப என்னன்னா இந்த UPIல என்ன பண்றாங்கன்னா, அ உங்களுக்கு உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்கும். அதுல பணம் இருந்தா தான் நீங்கச் செலவழிக்க முடியும், ஆக்சுவலா. இப்ப என்னன்னா இவங்க அதுலயுமே வந்து உங்களுக்கு மாதத் தவணை கொடுக்கிறதுலாம் இதுல கொண்டு வந்துருக்காங்க. இதனால நீங்க தின டிஜிட்டல்ல பணம் பரிவர்த்தனை செய்றதுனால உங்களுக்கு, அ கடன் வாங்குறங்குறோம்ன்ற எண்ணமே இல்லாம போயிருது!
ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம், ம். ஆமாமாமா. ம், ம், ம். ஆமாமா. அது அது, ஒரு அந்த மாரியான ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்து வரணும் இல்லையா? ஆனா அது செய்ய மாட்டேங்குறோம். நமக்கு இது தேவைகள் இருக்கு, இதெல்லாம் பண்ணிக்கலாமே, இப்ப என்ன? அப்படின்னு மாரி அந்தச் செலவுகளப் பண்ணி, அதனால நிறைய சங்கடங்களுக்கு வந்து நாம ஆளாகுற மாரியான சூழ்நிலை இதுல ஏற்படுது. உங்களுக்கு வந்து இன்னமும் அந்த ம் அ அந்த பேப்பர் ப பணங்கள் இருக்குல்ல, காகிதங்கள், அத வந்து உபயோகப்படுத்துற பழக்கங்கள் இருக்குங்களா?
ஆமா. ஆமா. எனக்கு இருக்கு, நான் முடிஞ்ச அளவு உபயோகிக்கிறேன். ஆனா, அதிகபட்ச இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம சில்லறை எடுத்துட்டுப் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால எங்க எங்க சின்ன சின்ன இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு
ம்ஹ்ம். ஆமா.
ஒரு தேநீர் அருந்துற எடம், உணவகங்கள் இங்க போனோம்னா, பேப்பர் இல்லாம, உங்க கைபேசி மூலமா பணப் பரிவர்த்தன நடக்குது. இதே இது வந்து ஒரு பெரிய தொகை செலவளிக்கறோம்னா, நான் பேப்பர் உள்ளது மாரி எடுத்துட்டு, பேப்பர்ல பணம் எடுத்துட்டுப் போவேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்ஹ்ம்ஹ்ம். ம். ம், ம். சிறப்பு. அதாவது அ ம் அ எல்லா இடத்துலயும் இந்த டிஜிட்டல் மணி வந்ததுக்கப்புறம் இந்த பஸ்ல மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து சில்ற கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. ஆனா இப்போ பேருந்துகளிலயும் வந்து ஆமா அது தான்.
ஆ பஸ்லயும் உங்களுக்கு வந்துருச்சு. பஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைபேசில நீங்க டிஜிட்டலா பே பண்ணலாம்.
ஆமா அதையுமே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அது வந்து இதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த க நடத்துனர் வந்து வ பின்னாடி நிக்கறாருன்னா, முன்னாடி வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அத அப்டி ஸ்கேன் பண்ணி அந்தப் பண பரிவர்த்தனை செய்றதுக்கு ஒரு 30 நில இருந்து 20 இந்த நொடிகள் வந்து எடுத்துக்குது. அப்போ அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கே வந்துருது. அந்
அ ஆமா, மிந்தி பார்த்தீங்கன்னா சென்னையில பார்த்தீங்கன்னா கடைசி இடத்திலிருந்து கண்டக்டர் இருக்குற இடத்திலிருந்து அவரு டிக்கெட் கொடுத்துருவாரு, இங்க இருந்து பணத்தை குடுத்துடுவாங்க ஒவ்வொரு ஆளா போய்.
ம், ஆமாமா.
அது வந்து இப்போ பழைமை ஆயிருச்சு.
ஆமா. இப்போ அது மாரி பண்ண முடியறதில்ல. அதுக்கு நிறைய நேரம் எடுக்குது. இருந்தாலும் நமக்குச் சில்லறை இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கைல வந்து போன் மட்டும் எடுத்துட்டு போனா போதும். நாம போயிட்டு ஸ்கேன் பண்ணி
இல்ல அவரு வரணும்ல! அவரு இப்டி எந்திருச்சு வரணும்ல.
<chuckles> ஆமா. அவங்களுக்கும் இப்போ அது சங்கடமான சூழ்நிலையா மாறிருச்சு. யா எல்லா இடத்தையும் கொண்டு வந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க. முன்னாடி காலத்துல அந்த பேப்பரு அ அந்த அ அ காகிதத்துல நம்ம பயன்படுத்தும்போது எந்த அளவு வந்து நம்ம பயன் செ உபயோகிக்கிறோம் அப்படின்ற ஒரு நெ நினைப்பு நமக்கு இருந்தது. செலவு பண்றதுக்கு வந்து பயந்தோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சு பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கெடையாது. நம்ம கிட்ட அக்கவுண்ட்ல காசு இருக்கா? எடுத்துச் செலவழிப்போம். அப்பறம் பேசிக்கலாம். என்னன்னாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தச் சேமிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய கொறைஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்த வந்து முன்வச்சீங்க. ரொம்ப அழகா அந்த விஷயங்கள எல்லாம் சொன்னீங்க. உங்களோடைய இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசலாம்.
ஆமாமா. உங்களோடயும் நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.